தனிமை அப்பிடின்னும்பொழுது வந்து, அது வந்து ஒரு அழகான உணர்வா நான் பார்க்கிறேன். அ உங்களுக்கு வந்து தனிமை அப்பிடின்னு சொன்னாக்க, எந்தமான எந்த விதமான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு தருது?
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா அந்த தனிமை வந்து இருக்கும். அ என்னோட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும், தனிமை அப்பிடின்னு சொல்றது, அ ஆரம்பத்திலிருந்தே தொடக்க நிலையிலிருந்தே, ஒரு பள்ளி பருவத்திலிருந்தே இன்றளவுக்கும் ஆ தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுவுடன் வந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. இயல்பாகவே அ எனக்கு வந்து இந்த அ எல்லோரும் ப அ ஒரு பள்ளியில வந்து வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பு தோழர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அவுங்களோட பேசுவோம், பழகுவோம். அது வழக்கமான பேச்சு, பழக்கம். இந்த பள்ளி அளவுல இருக்கு அப்பிடின்னு சொன்னா, அதோட சரி. அதற்கப்பறம் வந்து அடுத்த கட்ட ஒரு நட்பாகவோ அல்லது அடுத்தகட்ட பள்ளிக்கு வெளியே ஒரு பிணைப்போ, இந்த மாரிலாம் ஏற்படுவதற்கு எனக்கு வாய்ப்பு மற்ற நண்பர்களெல்லாம் வகுப்புல சேர்ந்துப்பாங்க. அவுங்க வந்து அ ஒரு பள்ளிக்கு வெளியே கூட ஒரு நட்பு பாராட்டுவாங்க. அவுங்க வீட்டுக்கு இவுங்க போவாங்க. இவுங்க வீட்டுக்கு அவுங்க வருவாங்க. அப்புறம் வந்து தொலைபேசியில, அப்புறம் நாளடைவில அப்பிடியே நல்ல பழக்கவழக்கங்களாக மாறும். அவுங்களுடைய அ பெற்றோர் வந்து இந்த நண்பருடைய பெற்றோருக்கு பழக்கம் வாங்கு பழக்கமாவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். என்னுடைய நிலைய பொறுத்தவரைக்கும் எப்பிடி இருக்குன்னா, பள்ளியில வந்து நண்பர்களாக பேசுவோம். அந்த ஒரு பழக்கவழக்கம்லாம் இருக்கும். ஆனா, அது ஒரு அளவுகோலோட முடிந்திரும். அதுக்கப்புறம் வந்து அ ஒரு பரந்த விரிந்த வட்டத்தில பள்ளிக்கு வெளியே கூட அது தொடருமா? அப்பிடின்னு கேட்டா, இருக்காது. ஏன்னா, நான் வந்து இந்த நண்பர்கள் வட்டம் அப்பிடின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே, எனக்கு ஏதோ அ ஒரு கட்டத்திற்கு மேல, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை அப்பிடிங்கிற மாரி அந்த, அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே நான் வாழக்கூடிய நிலைமை. அந்த அங்க ஆரம்பிச்சது அந்த பள்ளியில.
ம். ஓஹோ! கண்டிப்பா. ம். ஆமா. ஆமாமா. ம். சரி. ஓஹோ! அ.
ஆரம்பிச்சு அது வந்து ஓ! அப்ப தான் புரிந்துகிட்டேன். ஓ! தனிமையில தான் நமக்கு வந்து பழக்கம். அப்டியே தனிமையாவே பழகிட்டு இருக்கோமாட்டுனு சொல்லி, இன்னைக்கி காலகட்டத்துல உணர்றேன். அதுக்கு பெயர் தான் தனிமை, அப்டினு சொல்லிட்டு. அ
ஓ! இது இது எதனால ஏற்பட்டதுனு நெனைக்கிறீங்க? இந்த பள்ளி பருவத்திலயே ஆ.
அது வந்து அ நீங்க நல்லா கேட்டீங்க. அது வந்து எதனால ஏற்படுது? எப்டி ஏற்படுது? அ அப்டினு சொல்லி, உள்ளார்ந்து ரொம்பவே யோசிக்கிறதும் உண்டு. அப்ப வந்து, நமக்கு சில விஷயங்கள் வருது. ஆனா, இருந்தாலும், இது தான் 100% காரணம், அப்டினு எதையுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நம்மால சொல்ல முடியல. ஆ அது வந்து, ஒரு நம்மளுடைய பின்னணி, நம்ம வளர்ந்த விதம், நம்ம குடும்ப பின்னணி, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரியெல்லாம், ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு காரணங்கள் வந்து, அதற்கு நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும், நம்ம யோசிச்சு பார்க்கறப்ப.
சரி. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
எல்லாத்தையும் கடந்து இன்னொரு கோணத்துலயும் யோசிப்போம். இது நம்ம வந்து தேவையில்லாம, தவறான ஒரு இதுலயே அபிப்பிராயத்திலயே நம்ம வளர்ந்துட்டோம். நம்மளும் வந்து தேவையில்லாம, தனிமைய அதிகமா விரும்புறோம். தனிமைக்குள்ளயே இருக்கோம். அது வந்து ஒரு தப்பு. அப்டின்னு சொல்லி, இப்ப இருக்கக்கூடிய சூழல்கள்ல சில பேர பார்க்குறப்போ, ஒரு அலுவலகத்திலே ஆகட்டும், அல்லது வெளியிடங்களிலே ஆகட்டும், நான்லா அவங்கல்லாமே ஒரு ஒற்றுமையா, ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது, நமக்கு வந்து, ஒரு அந்த ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு இதெல்லாம் ஏற்படும். நம்ம ஏன் இப்டி எல்லாமே சே சேராம? ஆ ஆரம்பத்திலருந்து, ஏன்னா ஒரு நீண்டகால அடிப்படையில, அந்த தனிமைய பழகுனவங்களுக்கு, திடீரென அந்த கூட்டத்துக்குள்ள சேருவது, கொஞ்சம் சற்று சிரமமா இருக்கும்.
ம். கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாமா. <chuckles> இப்ப
ஆமா. ஆ அதுதாங்க. அப்ப அ சில ந ந அ அ அதாவது தனிமையில இருந்து ஒரேடியா விலகி வந்து, இந்த கூட்டத்துக்குள்ளயும் சேர முடியாது. அ அப்ப வந்து, கு அ மற்றவர்கள்லாம் அப்டி இருக்குறப்ப பார்க்குறப்பயும் நமக்கு ஒரு உணர்வு வரும். நம்ம ஏன் அப்டி இல்லன்னு சொல்லி, அப்ப இந்த 2க்கும் நடுவுல நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அது ஒரு சிக்கலான ஒரு நிலையிலயும் சில நேரங்கள்ல உணர்ந்தது உண்டு. ஆ அப்
கண்டிப்பா. ஆமா. அதாவது இந்த "மதில் மேல் பூனை" மாதிரி, இங்கேயும் போக முடியாம, அங்கேயும் போக முடியாம. <laughs>
ம். ஆ அதுதான் அப்டிதான். ஏன்னா, அது ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை, நம்ம ஒரு மாதிரி வாழ்ந்துட்டோம். அப்டியே போயிட்டிருக்கு, அ அது திடீரென மாற்றுவதுங்கிறது, ஒரு சிரமமானது. உதாரணமா, இப்ப நம்ம பள்ளியில நான் சொன்னேன் அப்டியே போயிட்டிருந்ததுன்னு சொல்லி. ஒரு கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி தான். கல்லூரிகள்லயும் இப்ப எந்த நண் யா இப்ப தனிமைக்கு நெறைய காரணம் நீங்க கேட்டீங்க. காரணம் என்னன்னு சொல்லி. யாரும் நம்ம என்னை வந்து ஒதுக்குவது கெடையாது, யாரும் என்னோடு சேராமல் இருப்பதெல்லாம் கெடையாது. ஆனா, நான் ஏனோ ஒரு கட்டத்துக்கு மேல, அத கொண்டு போறது எங்கேயாவது ஒரு எடத்துல கட் பண்ணிர்றது, அப்டிதான். இப்ப இப்ப ஒரு ப கல்லூரில ம். ம்.
அ. ம். ஓஹோ! அம் ம். ஓஹோ! அதாவது, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. அ என்ன அப்டின்னு கேட்கும்போது, ஒரு வேள உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ருசி இருக்கும் இல்லயா? அதாவது ஒரு விஷயத்து மேல, உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அ அந்த மாதிரியான அ அதாவது சேம் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லயா? ஒரே விதமான வந்து ஒரு அ சுவை இல்லாத ம நண்பர்களா இருந்ததால உங்களுக்கு ஆவலையா? எதனால அப்டி ஆயிருக்கும்?
ம். ஆமா. அது அப்படி என்று அப்டினு சொல்லிர முடியாது. ஒரே மாதிரி சுவை உள்ள நண்பர்களும் நெறைய நடுவுல வந்து போனாங்க. ஒரு கல்லூரி காலத்துலல்லாம், அப்டி வந்து வந்தாங்க.
ஓஹோ! சரி.
என்னன்னா, ஒரு சீரான இ இத வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி, அத ஆ ஆய்வுக்கு உட்படுத்துறப்ப, நெறைய காரணங்கள் புலப்படுது. அதுல நிதர்சனமான காரணங்கள் வந்து, அ ஒரு வெளிப்படையா நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய காரணங்கள். அது நான் வெளிய அப்டின்னா ஒண்ணும் பெரிய ஒரு கிரிட்டிக்கலான விஷயம்லாம் இல்ல. இப்ப உதாரணமா சொல்றேனே. என்னன்னா, இப்ப வந்து ஓ நம்ம வந்து நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய அ செயல்பாடுகள் வந்து ஒரு நிலைப்பாட்டுல இல்லாததா இருந்ததா நான் உணர்றேன், அந்த காலகட்டங்கள்ல. இப்ப என்னன்னா, ஒரு கல்லூரியில சேர்ந்து படிப்பேன் நானு. அந்த கல்லூரியில படிக்கிறப்பயே, வேற ஒரு படிப்பு படிக்கலாம்ட்டு வேற யோசனையில, அ பாதி எண்ணங்கள் வேற பக்கம் போய்க்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு சீரான நிலைப்பாட்டுல, ஆரம்பத்துல இருந்தே மனம் இல்லாததுக் ஒரு அடிப்படை காரணம். அப்டிங்கிறத நான் ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுகிட்டேன். இப்ப, இதுதான் நம்மளுடைய எதிர்காலம், இந்த கல்வி தான் நான் பண்ணப்போறேன், இப்டி தான் இருக்க போறேன்னு, ஒரு நிலைப்பாட்டுல அதோடு நான் பொ பயணிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அங்கருக்கக்கூடிய சக நண்பர்களோட, ரொம்ப இயல்பா நான் அவங்களோட சேர்ந்திருப்பேன். அப்டிங்கிற ஒரு எண்ணம் வருது.
ம். சரி, சரி. சரி, சரி. சரி. ம். ஓ! சரி. ம். ஓஹோ! ம். பழகிருப்பீங்க. ம். சரி, சரி.
ஆனா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்ப, ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே, வேற ஒரு விஷயத்த செய்யறது. அப்புறம் அங்க இருக்கப்பயே, இன்னொரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான விஷயங்கலல்லாம் யோசிச்சுக்கிட்டு, அதுல நாட்டத்த செலுத்துறது. அப்ப ஒரே நேரத்துல, ஒரு விஷயத்த முழுமையான கவனத்தோட செய்யாததும், இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அப்ப, அங்க வந்து அ என் கூட இருக்கிறவங்கலாம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் செய்வாங்க. அவங்கள்லாம் ஒரு குழுவா இருப்பாங்க அவங்கலாம். எ நான் வந்து, அந்த குழுவினரோடு போய் சேர முடியாது. ஏன்னா, நான் வேற ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு வேற பக்கம் போய்க்கிட்டு வேற எதாவது யோசிச்சு அப்டி அந்த நேரத்த வந்து, ஒரு மனத ஒருநிலைப்படுத்தி, ஒரே விஷயத்துல கவனம் செலுத்தாதது, முக்கியமான காரணமா உணர்ந்தேன். ஏன் அதையும் சொல்ல முடியும். எ அப்டி ஒரு வேள நான் வந்து சீரா, எந்த ஒ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மேலயே நாட்டத்தோடு இருந்திருந்தேன்னா, ஒரு குறிப்பிட்ட துறையில நல்லா இன்னும், நண்பர்களோடு, நல்ல ஒரு தனிமை இல்லாம அ வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப, எதுவுமே எல்லாத்துலயுமே, இப்ப அங்கங்கே கொஞ்சம், கொஞ்சம் அப்டியே டச் பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு கட்டத்துல வளர்ந்தேன். அதுக்கு வந்து அப்ப வந்து இப்ப நான் நான் என்னுடைய இப்ப இத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னா, எ நான் கல்லூரியிலருந்து வந்ததுக்கப்புறம், அந்த கல்லூரியில பழகின நண்பர்கள் கல்லூரியோட முடிஞ்சிருச்சு. அவங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன், யார்கிட்டயும் அவங்களும் எ என்னோட தொடர்புல இல்ல, அப்டியே போயிடும். அப்டி தான் போய் ஒவ்வொரு எடத்திலும், அந்த கல்வியோ, ஏதோ முடிஞ்சுரும். இப்ப, ஒரு அலுவலகத்துல புதிதா வேலைக்கு சேர்றேன், அப்டி 4, 5 ஆண்டுகள்ல, ஒரு 10 ஆண்டுகள்ல, வேலை செஞ்சேன்னாலும், அந்த அலுவலக நண்பர்கள் வந்து, அங்கே இருக்குற வரைக்கும் பேசுவாங்க, பழகுவாங்க. அதுக்கு அவங்க முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அத மீறி ஒரு ஒருவர் கூட, நம்மளோட தொடர்புல இருக்க மாட்டாரு. நான் நானும் அவர்களோட தொடர்புல இருக்க மாட்டேன். அப்டி தான் இது வரைக்கும் செஞ்சேன். அப்ப அதுக்கு பேர் தனிமை தான? <chuckles>
ஓஹோ! அ. சரி. கண்டிப்பா. சரி, சரி. ஆமாமா. ஓஹோ! தொடர்புல இல்ல. ம். ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. ஓ! சரி. க கண்டிப்பா. அதாவது இது தனிமை இருக்குது. ஆனா, ஒரு வேள உங்களுடைய மனம் கூட, அதை விரும்பி இருக்கலாம் இல்லயா? ஏன்னா, எனக்கு வந்து
ஆ. ஆமாமா. அது அது அது நீங்க சொல்வது சரிதான். என்னன்னா, இப்ப, இது தனிமைக்காக நான் ரொம்ப ஏக்கமால்லாம் இல்ல. ஏதோ ஒரு சில நேரங்கள்ல தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்ப ஒரு அலுவலகத்துல வேல செஞ்சுகிட்டு இருக்கோன்னா, அந்த நண்பர்கள்லாம் திடீர்னு கூடி பேசுவாங்க. "நாளைக்கு நைட்டு அங்க மீட் பண்ணலாமா? இங்க, அங்க போலாமா? ஒரு சினிமாவுக்கு போலாமா? அ அது எப்டி இருந்துச்சு? அவங்க வீட்டு ஃபங்ஷன். நம்ம அந்த திருமண அழைப்பிதழ் கொடுத்துருக்கான், நம்மல்லாம் சேர்ந்து ஒரு 2 நாள் லீவ் விடுமுறை எடுத்துட்டு, அந்த ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு போவோமா?" இப்டியெல்லாம் வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கப்ப, நமக்கு ஒரு சின்ன ஏக்கம் வரும். நம்மளும் வேணுன்னா வாலண்டரியா போய் அதுல கலந்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் சந்தேகம் இல்ல. இருந்தாலும், நம்மளும் வந்து, ஒரு மெயின் பார்ட்டிசிபன்ட்டா அங்க இல்லயே, அவங்களோட. அப்டி நமக்கு நம்மள அவுங்க இது பண்ணலையே, அப்டின்கிற மாரி ஒரு எண்ணம் ஆ வரும். அந்த நேரத்துல மட்டும். அதோடு சரி. அதுக்கு அப்பாற்பட்டு, மத்த நேரங்கள்லல்லாம் நம்மளோட ரூட் தான் கரெக்ட்னு, நமக்கு ஒரு மனநிலை இருக்கும். ஆ.
ம்ஹ்ம். ம். ம். ஆமா. சரி. ஆமா. அதாவது இது நான் எப்டி புரிஞ்சுக்கிறேனாக்கா, உங்களுக்கான ஒரு ஒரு வழிய வந்து, நீங்க ஆல்ரெடி வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க. அது எந்த வயதுன்னு உங்களுக்கும் தெரியல. ம். ஆனா, அது வந்து ஒரு சில நேரத்துல வந்து, ஒரு சலனம் வருது. "என்னடா இப்டி போயிருக்கலாமே?" அப்டின்னு
அவ்வளவு தான் அவ்வளவு தான். நீங்க சொல்றது சரி தான். வழியல்லாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு. அதுல தான் போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா, ஒரேடியா அந்த வழிய மாற்ற முடியாது. மா அதுக்கு வாய்ப்பு இல்லங்கிறது நமக்குத் தெரியும். ஆனாலும் சில நேரங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருவது உண்டு. அ இப்ப அந்த தனிமை வந்து இப்ப நீங்க ஒரு வேள, நான் வேற வழிய மாத்துறேன், அவங்களோடு சேர்ந்து நானும் வந்து, தனிமை இல்லாம ஒரு கூட்டத்தோட இருக்க விரும்புறேன். அப்டின்னு சொன்னா, அதுவே எனக்கு வந்து அ கு சிறிது மேல சிறிது நேரத்துக்கு மேல தாங்காது. ஒருத்தர் வந்து தேவையில்லாம என்கிட்ட சும்மா பேசி, தொல்லை இந்த ஒரு அலுவலகத்துக்கு அப்பாற்பட்டு, அதே நபர் வந்து பேசுறாரு, ஏதாவது ஒண்ணு கேக்குறாரு, பண்ணுறாருனா, அது சிறிது நேரம் தான், என்னால அத வந்து தாங்கிக்கொள்ள முடியும். அதுக்கு அப்புறம் அவரு என்ன இது சும்மா இப்டி பண்றாரேனு சொல்லிட்டு, அவர வந்து கட் பண்றதுக்கு ஆ அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு தள்ளப்பட்ருவேன். அது எனக்கு இயல்பாவே அந்த ஒரு பிரச்சனை வந்துரும். பிரச்சனைங்கிறத விட, அந்த நம்மளுடைய வட்டத்த விட, நம்மளுடைய அந்த அ லிமிட் கிராஸ் ஆகுதோ? அப்டின்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப வந்து இயல்பாவே நம்மளுமுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய உணர்வு வெளிப்படும்.
ம். ஆமா. பரவால்ல. ம். சரி, சரி. ம். கண்டிப்பா. ம். சரி. ச ஒரு சளிப்பு வந்துடுது. கண்டிப்பா. இது ஏன்னு கேட்கிறேன்னா ஆ. சரி. சரி, சரி. இப்ப இது வந்து நீங்க வந்து உங்களுடைய அ நண்பர்கள், அங்க வந்து பணிபுரியிற இடத்தில இல்ல படிக்கிற இடத்தில இருந்தது. உங்களுடைய குடும்பத்தில நீங்க வந்து எப்பிடி உணர்வீங்க, இத
குடும்பத்தில அதாவது குடும்பத்திலேயும், அப்பிடி உணர்ந்துட்டம்னா, அவரு வந்து இயல்பான மனிதராவே இருக்க முடியாது. என்ன, என்னுடைய எண்ணம். அது அவருக்கு பேரு வேற வச்சிருவாங்க. குடும்பத்தில எல்லாம் ரொம்ப இயல்பா, அதாவது வழக்கமான நபர விட, உச்சகட்டமாவே நல்ல குடும்பம் தான நமக்கு ஒரே ஆறுதல். அங்கேயும் வந்து நம்ம தனிமைய விரும்புறோன்னு சொல்லிட்டா, அவரு வந்து வேறமாரி. அவரு வந்து கடைசி வரைக்கும் தனியாவே போயிற வேண்டியதான். நீங்க அந்த அளவுக்கு கற்பன பண்ண தேவையில்ல. குடும்பத்தில வழக்கத்த விட எல்லார விடமே நான் ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய நபர் தான். அதில ஒன்னும் சந்தேகம் ம்.
கண்டிப்பா. <laughs> நிச்சயமா. ம். <laughs> அவ் பரவால்ல. இல்ல, இல்ல. நான் எதுக்கு கேட்கிறேனாக்கா, ஒ இப்ப வந்து நீங்க உங்க குடும்பத்தோட நீங்க வெளில போவீங்க வருவீங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லயா! இந் இந்தமாரி நேரத்தில உங்க நண்பருகூட நீங்க பார்க்கிறீங்க அப்பிடின்னம்பொழுது, இது வந்து எப்பிடி வந்து நீங்க வந்து ஒரு அ பேசுவீங்களா?
ஆமா, ஆமா. இல்ல. அது எந்த நம்ம நம்மளுடைய நண்பர் நம்ம நம்மக்கிட்ட பழகுற நண்பர்களுக்கும் அது தெரியும். ஒரு கட்டத்தில ஒரு அளவுக்கு மேல இவரு பழக மாட்டார். இவரு வந்து எங்கேயாவது பார்த்தா சிரிப்பார், பேசுவார், அ என்னன்னு நல்லா கொஞ்சம் நலம் விசாரிப்பார். ஓரிருவர்ட்ட ரொம்ப உள்ளார்ந்து பேசுவார். அதுக்கு மேல இவரு பேசமாட்டார். பழக மாட்டார்ன்னு அவுங்களுக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். அவுங்க, அவுங்க எல்லையோட நின்றுவாங்க. நான் என்னோட எல்லையோட நின்றுவேன். அதோட கடந்து போயிருவாங்க. ஆனா, அதே நபர் அவுங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வேற அந்த பழக்கம் அ ந நண்பர்கள் வட்டாரத்தில இருக்கவங்க ரொம்பவே ஒன்றி போவாங்க, வப்பாங்க. அது நம்மக்கிட்ட வர்றப்ப அவுங்களுடைய எல்லை அவுங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால, அதில ஒரு சிக்கல்லாம் ஏற்படாது.
பரவால்ல. சரி, சரி. ஏன்னா இது வந்து, தனிமைன்றது இது முக்கியம் தான் என்னைய கேட்டாலே. அ அது வந்து நம்ப எப்புடி வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து எப்டி அத வந்து, அ சீர் செஞ்சு நம்ம போய்க்கிறோம். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு அ கற்பனை வளம் இருக்கலாம். ஒவ்வொரு ஒரு ஓரு என்ன சொல்றது, அ அவுங்களுக்கு தேவையா கூட இருக்கலாம், இல்லையா? சில பேர் பாத்தீங்கணாக்கா, உங்க வாழ்க்கையில பல இந்த குடும்பத்தில இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. அவுங்களுக்கு வந்து தனிமையே இல்லாம போயிடும், அந்த தனிமையினுடைய இனிமை கூட அவுங்களுக்கு தெரியாம போயிடும். அப்புடி இருக்கையில, உங்களுக்கு வந்து இந்த தனிமைய வந்து நீங்க விரும்புறீங்கன்றது வந்து, அ அது ஒரு ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன்! ஏன்னா நானும் கூட வந்து, கொஞ்சம் கூச்ச சுபாவம் சொல்லுவாங்க இல்லைங்களா?
ஆமாம்மா. ஆமா.
அ அந்த மாதிரியான ஆள் தான். ஆனா அ அது ஒவ்வொருத்தருடைய ஒரு விருப்பம், அது வந்து ஒரு வாழ்க்கை முறையா கூட மாறலாம். இத நீங்க வந்து எப்புடி கையாண்டீங்க? இத வந்து உங்க வாழ்க்கைல வந்து எப்புடி நீங்க வந்து அ அது வந்து உ உங்க அலுவலகத்திலோ இல்ல வந்து நண்பர்களிடையோ வந்து எப்புடி போகுதுன்றத வந்து, மிக அருமையா வந்து பகிர்ந்துகிட்டிங்க! உங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.
உங்களோடு பேசியதும் ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது! நன்றி.